ஆனா வந்து இந்த எ குழந்தைகள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அ என்னுடைய பசங்க வந்து விடுதியிலேருந்து வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க வரும்போது எனக்கு நெறையா ஓய்வு கிடைக்குங்க.
அ. சரி. ஓ! சிறப்புங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது எல்லாம் நம்ம வளர்க்குறதில தாங்க இருக்கு. நம்மோட கஷ்டத்த சொல்லி குடுத்து வளர்த்தா அவங்க கண்டிப்பா நம்மோட நமக்கு கஷ்டம்ங்குறப்போ அவங்க உதவுவாங்க. ரொம்பவும் அருமையான ஒரு வளர்ப்பு இருக்குறதால அத புரிஞ்சுக்க முடிது.
கரெக்ட்டா. <chuckles> கண்டிப்பா. அ. <chuckles> இறைவனுக்கு நன்றி! என்னுடைய மகன் இப்போ 23ஆம் தேதி வராரு. சின்ன மகன் வராரு அ இளைய மகன் வரும்போது அதுக்காக நான் காத்துருக்குறேன். வந்த உடனே அம்மா உங்களுக்கு காஃபி வேணும்மா அப்டின்னு கேட்பாரு. <laughs>
ஓஹோ! சரி, சரி. ரொம்ப ஆஹா! அடடே! எங்க இருந்தாலும் வந்ததும் அம்மாக்கு ஒரு விஷயம் செய்யணுனு நெனைக்கிறது ரொம்பவும் சிறப்பு. அது எல்லாமே நம்ம என்ன விதத்தில பழகுறோங்குறதில தாங்க இருக்கு. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் கடுமையா நடந்துப்பாங்க. அவங்களுக்குள்ள ஆயிரம் வலி இருக்கும் வேலைப்பாடுனால. உடல் சோர்வு இருக்கும் இருந்தாலும் அத தன்னோட குழந்தைகிட்ட காட்டாம "அப்பா, எனக்கு கொஞ்சம் முடில ஏதாவது கொஞ்சம் செஞ்சுக்குடேன்" அப்டின் ஒரு வார்த்த தன்மையா கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெரிய அரக்கனா இருந்தாலும் அந்த இடத்தில மனசு உடஞ்சு போய் "உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க நான் செய்றேன்." அப்டின்ற மனசுக்கே வந்துருவாங்க இல்லையா?
ஆமா. அதேதாங்க. கேட்கற விதம் இருந்தது. அதாவது நம்ம என்ன குடுக்குறோமோ அது திருப்பி கிடைக்குது ஒண்ணாவது. அதே மாதிரி பாருங்க அந்த பெரிய மகனுக்கு அந்த வீடு கூட்டுற வேலையெல்லாம் நான் சொன்னதுனால பின்ன சமைக்க தெரியும் அவருக்கு நல்லா. அதனால என்ன பண்றாருனா, இப்ப விடுதியில போய் தங்கும்போது அவருக்கு பெரிய பிரச்சனை இல்ல. ஏதாவது ஒரு கடையெல்லாம் மூடிட்டா கூட அவருக்கே இப்ப வந்து சாப்பாடு செஞ்சு அவரே வந்து அந்த வீடெல்லாம் சுத்தமா வச்சுக்கிட்டு ரூ அறை எல்லாம் சுத்தமா வச்சுக்கிட்டு அவருக்கு அது துணியெல்லாம் துவச்சுக்குட்டு இப்ப அதில அவங்க அவங்க வந்து ஒரு இதா இருக்குது. இப்போ என்ன சொல்றது, ஒ ஒரு உதவியா இருக்குது சரி நம்ம அம்மா சின்ன வயசுல எதோ சொல்லிக் குடுத்துட்டாங்களே! அது வந்து இப்ப பாக்கி பசங்கலாம் வந்து அப்டியே இந்த துணியெல்லாம் சேர்த்து குவிச்சி வச்சுப்பாங்க. அதுவும் பேச்சுலர் ரூம்னா உங்களுக்கு எப்டின்னு தெரியும். ஆனா, அ.
ம், ஆ. அதேதான் அதேதான். ம். ம்ஹ்ம். சரி, சரி. ஆமா. ம். சரிங்க. ஓஹோ! ஆ! ஆமாங்க. ஆமா. <laughs> கண்டிப்பா. அது ம். நீங்க அது வந்து நீங்களே சின்ன வயசுலேயே அழகா எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டீங்கன்றதுனால யாரையும் எதிர்பார்த்து அவங்க இல்ல. அதாவது இது வந் இந்த மாரியான ஒரு வாழ்வியல் தான் ரொம்பவும் எல்லா மனுஷங்களுக்கும் தேவன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, என்னைக்கும் யாரையாச்சும் ஒருத்தர சார்ந்தே இருக்கும்போது, அது அவங்களுக்கு ஒரு மன நெருடல குடுக்கும். ஒருத்தர் ஒரு நாள் இல்ல அப்டின்னா, ஐய்யயோ! இவங்க இல்லையே நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்டிங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லாம தான் வேலைய தன்னாலேயே செஞ்சுக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில அவங்க எங்கேயோ போயிடுவாங்கங்க. ரொம்ப அருமையான ஒரு பழக்கம் தான் சொல்லுவேன் நானு.
சிறப்பா சொன்னீங்க. <chuckles> சிறப்பா சொன்னீங்க. இன்னும் சொன்னா வேலைக்கு ஆள் வரலனா நமக்கு அன்னைக்கு எவ்வளோ பாத்திரம் சேந்துச்சினா எப்டி இருக்கும்? அந்த மாரி இருக்கும் நமக்கு.
ம். ஆமா. அதேதாங்க.